கண்டிப்பா. அதாவது வீட்ல வந்து ஒரு 4 பேர் குடும்பம், அது போல இருந்தா தொலைபேசி எடுக்காம இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு நல்லது. அம்மா வந்து திடீர்னு வந்து, "ஏய்! முகத்துக்கு நேரா கூட பேச மாட்டியேடா? கீழே குனிஞ்சுட்டே பார்த்துட்டே இருக்கே! சாப்பிடுற உணவுக்கும், என்ன சாப்பிடுற? எது சாப்பிட்ற கூட தெரியாதாடா?" அப்பிடின்ட்டு ஒரு க அவுங்க தாய்க்கு வந்து அப்பிடியே பையன் வந்து அதிலேயே மூழ்கியிருந்தா எப்பிடிதான் இருக்கும்? கோவம் வர தானே செய்யும். அப்பா திடீர்னு கேட்பாரு, "ஏன்டா! இதுமேல பண்ற? அம்மா சொல்றது கேட்க மாட்டியா?" அப்பிடின்ட்டு உண்மையா வீட்ல வந்து வந்துட்டீங்க ஒரு 4 பேர், 5 பேர் இருக்காங்க அப்பிடின்னா, ஸ் நேரம் செலவிடுங்க. நான் பேசுங்க, ஏனா, ஃபர்ஸ்ட்டு மொபைல் இருக்கும்போது நீங்க என்ன பண்ணியிருந்தீங்க? மொபைல் இல்லாத காலத்துல. மூஞ்சி குடுத்து ஒருத்த, ஒருத்த பேசுனாங்க. ஆனா, இப்ப வந்து அது பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவே குறஞ்சிச்சு தான் நான் சொல்வேன். அது ஒரு ஏங்குற ஒரு விஷயமாவே மாறிருச்சு.
ஆமா. கண்டிப்பா. ம். கண்டிப்பா. அது மாரிதான் ஆ மாறணும், மாறுனா நல்லா தான் இருக்கும். ஆ, இதுவரைக்கும் வந்து ம். ஆமாங்க, உண்மதான். அது எல்லாரும் வந்து அவுங்க, அவுங்க ஒரு சுய உணர்வ புரிஞ்சு, அத வந்து அணைக்கிறாங்களோ! இல்லையோ! ஆ குறைந்தபட்சம் அதோட இருந்து விலகி இருக்கிறது, விலகி இருக்கிறது வந்து
அது வந்து நம்ம கையில தான் இருக்கு. நேரம் வந்து குறஞ்சி ஆமா, விலகி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நேரம் இருக்குல்ல. இது வந்து நேரம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி கூட குடும்பத்துக்கு கூட கழிக்கிற நேரம். சில இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா
ஆமா. தனக்கான நல்ல விஷயங்கள செய்யிறதுக்கும் நேரம் வேணும்ல. ஏனா, கைப்பேசி இருக்கும்போது என்னனா, இவங்க தன்ன சுய முன்னேற்றத்துக்கான விஷயங்கள விட்டர்றாங்களே!
நிச்சயமா. ஆ, அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன தோணுனா, நான் ஒரு கோவம் அடைந்த ஒரு விஷயம் என்னன்னா, அம்மா இருக்க நேரத்துல, அப்பா இருக்க நேரத்துல அந்த கவனிப்பு பேச்சு வந்து இருக்காது. இதே அம்மா, அப்பா வந்து போணும் எதோ ஒரு விஷயம் தவறுதால நடக்கும் பொழுது, அம்மா இல்லயே! அப்பிடின்ட்டு ஏங்குன பசங்களும் நான் கண்ணால பார்த்துக்குறேன். அந்த நேரத்துல நானும் சொல்லியிருக்கேன், இருக்கும்பொழுது எந்த ஒரு விஷயமும் அரும தெரியாது. சினிமால வந்து சும்மா சொல்லல. அது நம்ம ஒ வாழ்க்கையில வந்து உணர்ந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு. நீ இருக்கும்போது எதனா பேசுனியா? ஃபோனையே நோண்டின்னு இருக்கும் போது, இப்ப இல்ல, தூரத்தமா போயிருக்கும் போது, உனக்கு வருத்தம் இருக்குல. இப்ப அ பீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? அது ஒரு பெரிய நீண்ட கதையா இருந்தது. அந்த நேரத்துல வந்து நான் வந்து அவுங்ககிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம் இதுவா தான் இருந்தது.
ஆமா. ம்ஹ்ம். கண்டிப்பா.